ஓ! சோடா உப்பு தேய்க்கணும். ம்.
அத போட்டு நல்லா கர சோடா உப்பு, லைட்டா போட்டா கொஞ்சம் உப்பி வருங்கிறதுக்காக, அ போ பாட்டி போடுவாங்க. அத நல்லா அரைச்சுட்டு எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம், அந்த வானலில 1 மட்டும் தான் போட முடியும். நெறையலாம் போட முடியாது. இப்ப நம்ம போண்டா சுடுவோம் இல்லைங்களா, நெறையா?
சரி. ஆஹா. ஆமா, ஆமா.
அது மாரிலாம் போட முடியாது. அது ஒரு நம்ம ஆப்ப கண் கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தெரியுங்களா?
ஆமா. ஒரு குழி கரண்டி மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆமா.
அ. அ பெருசா அந்த கரண்டியில ஒரு கரண்டி ஊத்துனா, நம்ம கையோட பெருசா வரும் அது. அந்த அளவுக்கு வரும்.
ஆ. ஓ! அந்த தண்ணி கலந்த மாவ வந்து அந்த எண்ணெயக்குள்ள நம்ம ஊத்தணுமா? ஓ, சரி சரி.
ஆ. ஆமாமா. அந்த எண்ணெய்க்குள்ள ஊத்தணும்.
சரி, சரி, ச
அந்த எண்ணெயக்குள்ள ஊத்தணும்னா, அது வந்து அது ஒண்ணு ஊத்தும்போதே, அ லைட்டா ஊத்துவாங்க. அது அதனோட அந்த வாசம் வந்து வரும் பாருங்களேன்! அவ்ளோ ஒரு மணக்க மணக்க இருக்கும், அந்த வாசம்!
ம்ஹ்ஹ்ம். <laughs> அதாவது நீங்க சொல்ற அந்த உணவுப்பொருள் ரொம்ப புதுமையா இருக்கு. அ அம் இனிப்பு சுவையுல்ல ஒரு பொருள், அந்த சோம்பு சேர்க்கறது சொன்னீங்கல்ல. அது, அப்புறம் எனக்கு <tsk> அதாவது எண்ணெய்ல சுட்ற நம்ம வடையாகட்டும், போண்டா ஆகட்டும், அதெல்லாம் நல்லா கெட்டி மாவு தான நம்ம போட்டுருக்கோம். கெட்டி மாவு பதத்த போட்ருக்கேன். ஆனா, இட்லி மாவு பதத்தல ஒரு மாவ வந்து நம்ம எண்ணெய்ல ஊத்தும்பொழுது, அது எப்படி எனக்கு அது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல, அந்த ஒரு உணவ. <laughs> ஆமா. <laughs>
<laughs> ஆமா. ம், ம். ம். ம், ம். நீங்க ஒரு ட <laughs> நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிப்பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அது வந்து அ அது எண்ணெய்ல ஊத்திட்டோம்னா, அது வேகறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இந்தான பக்கம் திருப்பி, அந்தான திருப்பி. அது மாரி பாட்டி உக்காந்தே சுடுவாங்க ரூம்ல. வெறகடுப்புல தான் செய்வாங்க அப்பலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, சரி, சரி. ஆஹம். அ ஆஹா.
அந்த டிஸ்ஸு வ அ அது பாத்தீங்கன்னா, அவ்ளோன்னு அ அப்பவே சாப்பிட முடியாது. சூடா சாப்டா அதனோட சுவை வேற மாரி இருக்கும். இப்ப செஞ்சாங்கன்னா, நம்ம இ அ சாயங்காலம் ஒரு 6:00 மணி, 7:00 மணிக்கு மேல சாப்பிடலாம். அடுத்த நாள் சாப்ட்டா இன்னும்
ஓஹோஹோ! அது ஆற வச்சு சாப்பிடும் பொழுது தான், உண்மையான சுவை வெளியே தெரியும் நம்மளுக்கு. சரியா? <laughs> நல்லாருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அது எங்க அப்பாவோட ஃபேவரட்ங்கிறதுக்காக எங்க பாட்டி அப்டி நான் எங்களுக்கெல்லாம் குடுத்ததுக்கப்புறம், எங்க அப்பாக்கு மட்டும் தனியா எடுத்து வச்சிருப்பாங்க.
எடுத்து வச்சிருப்பாங்க. வேல முடிச்சு வந்து குடுக்குறதுக்காக மகனுக்காக. <laughs>
ஆமா. ஆ. ஆமா, மகனு இல்ல இன்னைக்கு குடுக்கறது மட்டும் இல்ல. எல்லாத்துக்கும் பங்கிட்டு விட்டுருவாங் குடுத்துருவாங்க. அது பங்கிட்டு குடுத்தது இல்லாம மட்டும், அவங்க தனியா வச்சிருப்பாங்க.
ஓஹோ. ஓ!
ஆ. தம் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அப்படிங்கிறதுக்காக அத வச்சிருப்பாங்க.
கண்டிப்பா. அதாவது என்ன வயசானாலும், பையனுக்கு குழந்தைங்களே வந்தா கூட, அந்த அம்மாக்கு வந்து, பையனுக்காகன்னு அந்த சின்ன வயசுலருந்து அவங்களுக்கு எடுத்து வச்சு, எடுத்து வச்சு அந்த பழக்கம் பார்த்தீங்களா? அ பையன் இவ்ளோ பெருசானாலும் அதே பழக்கம் இருக்கு. பரவால்ல. அதான் அந்த உணவு பொருளே வந்து ரொம்ப அருமையா இருக்கு நீங்க சொல்லும்பொழுது. அதுக்கு என்ன பேரு சொன்னீங்க? அரிசி கச்சாயங்களா?
ம். ம். ம். ஆமா. <hiccups> ஆமா. ஆ இ. அதுக்கு ஆ அரிசி கச்சாயம். ஆமா.
சரி, சரி, சரி, சரி. அது நம்ம நார்மலா அந்த கோதுமை மாவு கச்சாயம் மாதிரியே இருக்குமா பாக்கறதுக்கு?
அப்புறம். ஆஹ. இல்லல்ல. அது எப்படி இருக்குன்னா! உள்ள நீங்க அது நம்ம கடு அது கரெக்ட்டா பதமா எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மொறு மொறுண்ணு ஆயிரும். அ இந்த சில்லி சிக்கன் இருக்கல! அது அது மாரி அது மாரி இல்ல. அது கரெக்ட்டா பக்குவமா அத எடுக்கணும்.
ச. ஓஹோ!

சரி, சரி, சரி, சரி. ம்ஹ்ம்.
அத எடுத்து அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள அப்டியே லைட்டா குருண, குருண அரிசி மாரி இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி சாஃப்ட்டா உள்ளார சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு. அந்த மாரி இருக்கும்.
கொஞ்சம் அதிரசம் மாதிரி இருக்குமா ஓரளவுக்கு?
அ ஆ ஆ அதிர அதிரசம் மாரி இருக்கும். ஆனா அதிரசம் அதிரசம் வந்து சப்பையா இருக்கும். ஆனா அதோட இது நல்லாயிருக்கும்.
ஆமா. சரி, சரி. நான் கண்டிப்பா நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். <laughs>
கண்டிப்பா. பாருங்க. அ அது அ எங்க பாட்டி இப்போ இல்ல. அதயே இத அந்த டிஷ்ஷ வந்து எங்க அம்மா செஞ்சாங்க. கண்டிப்பா, எங்க ஆயா டேஸ்ட்டுக்கு வரவே இல்லங்க. சுத்தமா வரல. <snorts>
ம்ஹ்ம். ம்ஹ்ம். இல்ல. அந்த உணவு மேல ஒரு வெறுப்பே ஆயுரும். தயவுசெஞ்சு செய்யாதீங்க. நான் என்னோட பாட்டி நினைவா நான் அந்த உணவு வச்சுக்கிறேன், அப்டின்டேன்
அ. ஆமாமா. ஆமாங்க. அது இல்லங்க எ எங்க சித்தி செஞ்சு பார்த்துட்டாங்க. எங்க அம்மா, பெரியம்மா எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டாங்க. <tsk> அ இப்ப எ எங்களுக்கு அந்த சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா யாரும் செஞ்சு தர்றதுக்கு இல்லையேங்கிற வருத்தம் இருக்குங்க. அது செஞ்சாலும் அந்த அளவுக்கு வரல ம்.
சரி, சரி, சரி. அதாவது சில நேரங்கள்ல ஆ பாட்டியோட கைப்பக்குவம் வந்து சில நேரங்கள்ல பேத்திக்கு வரும்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு என் பாட்டியோட கைப்பக்குவம் ஓரளவுக்கு எனக்கு வந்திருக்கு. ஒரு 50 சதவீதம் எனக்கு வந்திருக்கு. <chuckles> அந்த மாரி நீங்க ஒரு நாள் முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்க அப்பாக்காகன்னு மனசுல வச்சு முயற்சி பண்ணி பாருங்க.
<laughs> ம். <laughs> இல்லைங்க. கண்டிப்பாங்க. ஆனா, ஆக்சுவலி எல்லா பேத்திங்களோட வீட்ல நான் தான் அதிகமா சமைக்கிறேன். அதனால, எங்க பாட்டி, கை பக்குவம் வந்து, எப்படி இருந்தாலும் வராது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்கணுங்கிறதுக்காகவே பண்ணுவேன். ஆ. அதுவும்
சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. முழுசா அது வராது நம்மளுக்கு. ஆனா அந்த பரம்பர தான. நான் அதே பரம்பரதானே. அதனால, ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்
கண்டிப்பா. ஆமாம். <laughs> ஒரு கண்டிப்பா, கண்டிப்பா. எங்க பாட்டி அதுக்கப்புறம் கறி குழம்பு வப் எங்க பாட்டி வைக்கிற குழம்பு எதுவுமே நல்லா இல்லன்னு சொல்லவே முடியாதுங்க. <tsk> அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி செய்வாங்க. இந்த முட்டைக்கோசுல கறி குழும்ம்பு மாரி வப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமாங்க.
கண்டிப்பா. அப்படிங்களா? அ அ. முட்டைக்கோசு பொரியல் பார்த்துருக்கேன், சாம்பார்ல கூட சில பேர் போட்டு பார்த்துருக்கேன். ஆனா கறி குழம்பு மாரியே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. உங்களுக்கு அந்த ரெசிபி ஆ.
அது ஒண்ணும் பண்ண மாட் யே ஆமாங்க. அதுக்கு என்ன? அதாவது எனக்கு நான் ரெசிபி தெரியுங்க. ஆனா அந்த மாரி வரலைங்க. எத எப்பயும் போல இஞ்சி, பூண்டு அரைச்சிக்கணும். அப்புறம், அ ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் போட் அ எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, இஞ்சி பூண்டு அதில போட்டுட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசையும் போட்டு நல்லா வணக்கிரணும். தக்காளிப்பழம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் போட்டு அதில வணக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒண்ணே ஒண்ணு போடுவாங்க. இந்த தேங்காய், பட்டை, சோம்பு, அ கசகசா. இது மட்டும் தான் போட்டு அரைச்சு ஊத்துவாங்க. லைட்டா போட்டு கல கொஞ்சம் கடலை போடுவாங்க. இது மட்டும் தான் கொஞ்சம் போட்டு ஆமா. இத மட்டும் தான் போட்டு செய்வாங்க. அந்த குழம்பு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க.
அ. சரி. சரி. சரி, சரி. ம். சரி, சரி. அது வந்து ஒரு குருமா மாதிரி கன்சிஸ்டன்சில வருமோ!
<tsk> அப்ப ஆ குருமா மாரி தான். அ ஆ அந்த இட்லிக்கு வைக்கிற குருமா மாரி. ஆனா, அது கறி குழம்பு ஃப்ளேவர்ல வருங்க.
அ